ஆமா. ஆசிரியர் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் அப்படிதான் இருந்தேன். அந்த கல்லூரி காலங்கள்லயுமே அப்படிதான் இருந்தேன். ஆமா. அதனால எனக்கு ஆசிரியர் தொழில்ல புடவை உடுத்துறது ரொம்ப எளிதா இருந்தது. ஏன்னா, அதுலயும் அப்படிதான் ரொம்ப நேர்த்தியா தான் எடுத்து கட்டுவேன். ரொம்ப கண்ணாடி மாரி இருக்கிற புடவை கட்டம்
ஆமா. அப்புடியா? ம்ஹ்ம். சரிங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப ஆசிரியர், வேலை பார்க்குறீங்க. இப்ப நீங்க உங்க குழந்தை கூட வெளில போணும். இப்ப நிறைய மாறிருக்கு இல்லையா? உடை வந்து. அ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய எப்படி சொல்றது? இப்பல்லாம் வந்து சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு நிறைய மாறியிருக்கு உடைகள்ல. நீங்க உங்கள மாத்திக்கிட்டீங்களா? உங்க உடை தேர்வு கொஞ்சம் மாறிருக்கா?
ஆமா. ஆமா. கண்டிப்பா மாறியிருக்கு. அதாவது வேலையில மட்டும் தான் அந்த புடவை. <chuckles> மத்தபடி வீட்டுக்கல்லாம் வந்தா அந்த புடவை இல்ல. அ வேலையில நம்ம ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆசிரியரா தான் இருப்போம். பசங்கள்லாம் பார்ப்பாங்க. அதே குழந்தைங்க வீட்டுக்கு டியூஷனுக்குல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பியரன்ஸே வேற மாதிரி இருக்கும். அ. வந்து ஆமா. அ
ஆஹ. ஆஹ. ஆமா. ஆ. இப்ப வாங்க. இப்ப எந்த மாதிரி உடைகள் நீங்க தேர்வு பண்றீங்க? ஏன்னா வந்து, இப்ப நம்ம வீட்ல தான் இருக்க போறோம்.
அது கண்டிப்பா. அ ரீசென்ட்டா கூட என்னோட கணவர் வந்து என்கிட்ட கேட்டாரு. நான் பொதுவா வெளிலலாம் சுடிதார்ஸ் யூஸ் பண்ணுவேன். அ அப்ப வந்து இப்ப சமீபத்தில கூட கேட்டாரு. ஏன் நீ வந்து வெறும் சுடிதார் தான் போடுவியா? இல்ல வேற எதுவும் ஸ்கர்ட் அது மாதிரிலாம் போடுவியா? அப்படின்னா, நான்லாம் தாராளமா போடுவேன். ஆனா, ஏனோ எனக்கு அது தோணவே இல்ல. திருமணத்துக்கு பிறகு இதெல்லாம் போடக்கூடாதுன்னு நானா நினச்சிட்டேனா என்னன்னு தெரியலையே! அப்படின்னு.
ஆ. ஆஹ. ஜீன்ஸ் பேண்ட்டு. ஆமா. ஒரு வேளை நம்மளுக்கு கலாச்சாரம், நமக்கு சின்ன இதுல சொல்லி கொ அப்படியே வளர்த்துறதுனாலயா? இல்ல நீங்களே உங்கள மாத்திக்கிட்டீங்களா?
அ அதுதான் எனக்குள்ளேயே அப்படி ஒரு எண்ணமாட்டுருக்குது. அ நம்ம பார்த்து வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி. அ இப்படிதான் இருக்கணும். ஓரளவுக்கு ரீசன் டீசென்ட்டான உடைகள் வந்து அணியணும் அப்படிங்கிறது என்னோட க நம்ம கலாச்சாரம், நம்ம பார்த்து வளர்ந்த விதம் அந்த மாதிரி இருந்தது. அதனால இப்பவும் அந்த சுடிதார்குள்ள ஏதாவது வெரைட்டியா இருந்தா நம்ம தாராளமா போடுவேன். ஆமா, அந்த ஸ்கர்ட்லாம் போடணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா வந்து போடல. அ அப்போ வந்து நான் வந்து ஒரு முறை விளையாட்டா நான் சொல்லியிருக்கேன். பாவாட தாவணிலாம் கடைசி வரைக்கும் கட்டவே இல்லங்க. ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அ அப்புறம் அத வாங்கி குடுக்கல. ஏன்னா, எப்படி இருந்தாலும் சமுதாயம் வந்து ஏதாவது பார்க்கும்னு சொல்லிட்டு அத நான் உடுத்தல. ஆனா வந்து இப்போ மறுபடியும் ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த ஸ்கர்ட்ஸ், டாப்ஸ, ஃபுல் ஸ்கர்ட்ஸ். சின்ன வயசுலருந்து இந்த ஹாஃப் ஸ்க்ட்ஸ் போடுவோம். இப்ப வந்து நல்லா நிறைய. ஆனா என்னோட மாமியார், மாமினார் என் கூட இல்ல. அவங்க தனியா கிராமத்துல இருக்காங்க. அதனால என்னால வந்து இந்த உடைகள எல்லாம் அணிய முடியுது. அவங்க இருந்தா கண்டிப்பா அது முடியாது.
ஆ. மாத்திட்டிங்க. ம். ம்ஹ்ம். ஹாஹா. அதே மாரி, ஆமா. <laughs> ஓ, அவங்க வந்து ஏதாவது நினச்சுப்பாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு. குடும்ப கட்டுப்பாடு. ஆனா உங்க குழந்தைக்கு அப்படி இல்ல இல்லையா? நீங்க அப்படி வளர்க்கறீங்களா?
ஆமாமா, கண்டிப்பா, கண்டிப்பா. நாங்க ஊர் ஆமாமா. கண்டிப்பா கிடையாதுங்க. நம்மளே மாறும்போது, நம்ம குழந்தைக்கு என்னங்க? இந்த காலத்துல பிறக்கிற குழந்தைங்க அப்பிலாம். அதாவது கலாச்சார உடைகள்
ஆ. உடைங்கிறது அவங்களுடைய சுதந்திரம் இல்லையா? உடைங்கிறது அவங்களோட சுதந்திரம், தேர்வு பண்றதும், எத போட்டுக்கறதும். ம்.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. கலாச்சாரத்தையும் சொல்லிக் குடுக்குறது உண்டு. ஆனா, அவங்க மேல திணிக்கிறது கிடையாது. அவங்களுக்கே அது விருப்பமான உடையா தான் இருக்கும். இப்ப ஒரு கோவிலுக்கே போறோம்னா, குழந்தையே கேப்பா. எனக்கு இன்னைக்கு பட்டு பாவாட போட்டு குடுங்க. <tsk> ஏன்னா, அவங்களும் அந்த சூழலுக்கு பழகுறாங்க இல்லையா? அத பார்த்து, பார்த்து.
ம்ஹ்ம். சரியா சொன்னீங்க. அ. கோவிலுக்கு போனா இப்படிதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள.